அப்போ வந்து ஒரு கட்டத்தில என்னுடைய இதில் பர்சனல் வெல் பீயிங்ன்னு ஒரு செட்டிங் இருக்கும். எனக்கு தூக்கம் வந்து இதாச்சு. என்னாச்சுனா. தடைப்பட்டது. நா வந்து காலையில் சோர்வாக எந்திரிக்கிறது, 9:00 மணிக்கு எந்திரிக்கிறது, 10:00 மணிக்கு எழுந்திரிக்கிறது இந்த மாதிரி பல்வேறு பரப்ப தரப்பட்ட பிரச்சனைகள். கண்ணீருக்கு கீழ் கருவளையம், உடற் செரிமான கோளாறுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்துச்சு இந்த இதுல. அப்போ தா முடிவு பண்ணேன் இது எதால வருதுன்னு யோசித்து பார்க்கிறப்போ பார்த்தா, தொடர்ந்து இந்த இரவு 10:00 மணியிலிருந்து 1:00 மணி முடியும் உட்கார்ந்து அலைபேசி உபயோகிச்சிட்டு இருந்தேன் நான்.
எது 10:00 மணிலேருந்து 1:00 மணி முடிய யூஸ் பண்ணுறீங்களா? உங்க வீட்ல யாரும் திட்டலைங்களா அத?
<laughs> இல்ல, நான் தனியாக அறை எடுத்து தங்கிருந்தனால, சுய கட்டுப்பாடு இல்ல அப்டின்றதனால அந்த இடத்தில அப்படி ஆயிருச்சு.
அதனால மா தப்பிச்சிட்டீங்க நீங்க, இல்லன்னு வச்சுக்கோங்களேன் வீட்ல அம்மா தொடப்பத்த எடுத்துகிட்டு வந்து நல்லா உரி உரின்னு உரிச்சி எடுத்திருப்பாங்க.
ஆமா. ஆ ஸ் உண்ம தான். இன்னைக்கும் ஊருக்கு போறேன் அப்படினா, எங்க அம்மா வந்து 10:30க்கு மேல நான் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா, அந்த வெளிச்சம் பக்கத்து அறை வழியே பார்த்தா தெரியுமா? அங்கே இருந்து என்னடா தூங்கலையா? அதே வார்னிங் சைன் நாம அப்போ வச்சிட்டோம்னா தப்பிச்சோம், அந்த இடத்தில. அப்புறம்
ஆமா, ஆமா. அவங்க வந்து என்னென்னா எம்.ஜி.ஆர் ரசிகர்களா வேற இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3 தடவை சொல்லி பார்ப்பாங்க 4 வது தடவ எடுத்துட்டு வந்துடுவாங்க அவங்களோட ஆயுதத்த.
ம். ம். சாட்டை எடுத்தாந்து விசிறு, விசிறுனு விசிறிடுவாங்கங்றீங்க. இல்லைங்களா?
ஆமாங்க. அந்த மாதிரி தா, எங்க அம்மா அப்படிதான். ஏய் அப்படி சொல்லும் அடுத்த வாய்ஸில ஏய் அப்படின்னு கொஞ்சம் இழுத்து சொல்லும் 3வறு வாட்டி ஏய் அப்படி கோவமா சொல்லும் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துட்டு வந்துடும் அதனுடைய ஆயுதத்த எடுத்துட்டு வந்துடும், எங்க அம்மா.
ம். ம். அவ்ளோ தான். அப்புறம் வந்துருது. அ. ஆமா. இந்த இடத்தில என்னனா, எனக்கு அந்த மாதிரி ஆயுதம் எடுக்கவோ சொல்லவோ யாரும் இல்லை. ஆனா ஒரு கட்டத்தில என்னுடைய உடல் நலத்தை பாதிச்சிருச்சா? அப்போ நான் என்ன பண்றது? அப்படி சொல்லிட்டு, சரி இத நாம உபயோகிக்கிறத குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தப்ப, முக்கியமான ஒரு விஷயம் என்னனா, அந்த 10:00 மணிக்கு மேல தான் நான், அத ரொம்ப அதிகமாக உபயோகிக்கிறேன். அப்பதா அதை உபயோகிக்கக்கூடாது. மத்த நேரம் என்னென்னா அதில தான் 2 மணி நேரம், 3 மணி நேரம்ன்னு ஆக்குறது நானு. ஆ.
ஆமா, ஆமாங்க. ஏன்னா, மத்த நேரத்தில் ஏன் நீங்க உபயோகிக்கலன்னா வேலை இருந்திருக்கும் அதனால அத கையிலேயே எடுத்துருக்க மாட்டீங்க. இப்ப தூங்கும்போது கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே கொஞ்சம் தூங்கலாமே அப்படிங்கிற எடுத்திருப்பீங்க அப்படியே ஆர்வத்தில் அது எல்லை மீறி போயிருக்கு.
ஆமா, சரியா சொன்னீங்க.